ஜோவர் ரொட்டிதான். கொஞ்சோண்டு ஒரு கை தான் வந்து சாதம், அந்த மாரி இருக்கும். அப்புறம் இந்த பேன்கேக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில வந்து என்னாணும்னா இந்த ஜோவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு, அதில தேனு, 2 முட்டை அப்புறமேட்டு அந்த ஆப்பிள் போடணும். அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம்னா, அது நம்ம ஊத்தி சாப்பிடறப்ப அது நல்லா இருக்கும். வெல்லம் போட்டுக்கணுமா. சர்க்கரை எதும் போடாம ஜாகரி வந்து நம்ம சேர்த்துக்கலாமா அந்த இதில.
ஓ! சரி, சரி. இப்போ குழந்தைக்கு என்ன மாதிரி கொடுப்பீங்க? இது கணவர் அன்புடன், காதலுடன் கொடுத்துட்டீங்க. குழந்தைக்கு என்ன மாதிரி கொடுப்பீங்க காலை உணவு?
ம். குழந்தைக்கு வந்து <laughs> ஆமா. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு சில நாள் வந்து இந்த ராகி கஞ்சிதான் வந்து கொடுப்பேன். இல்லாட்டி சத்து மாவு அரைச்சு வச்சுருக்கேன், நானே அரைச்சு வச்சுருக்கேன். அந்த இதையும் வந்து நான் கொடுப்பேன். அப்புறமேட்டு இந்த பேன்கேக்குன்னு இவருக்கு சொன்னேன் பார்த்தீங்களா? அது நல்லது தானேன்னு சொல்லிட்டு இவனுக்கும் வந்து கொடுப்பேன். இவனும் நல்லா விரும்பி சாப்பிடுறான். அவனுக்காகவே வந்து எப்போதும் ஒரு தோசை இந்த மாதிரி சாப்ட்டுட்டு இருந்தவன், இந்த பேன்கேக்லாம் செஞ்சேன்னா வச்சுக்கோங்களேன், அவன் 3, 4 இந்த மாதிரி வந்து சாப்பிடுறானா சரி வந்து அவனுக்காக பண்ணுவோன்னு சொல்லி, நெறையா பண்ணிக் கொடுப்பேன். அப்புறம் அந்த வந்து அந்த என் கணவர் வந்து இந்த நட்ஸ்லாம் குடிக்கிறான்னு சொன்னேன்ல. அத அவனுமே சாப்பிடுவான் விரும்பி. அவனுக்கும் அது 1 டம்ளர் அவனுக்கு 1 டம்ளர் அதையும் கொடுப்பேன். அப்புறமேட்டு இதை தவிர்த்து வந்து அவன் புட்டெல்லாம் சாப்பிடுவான். இந்த இனிப்பு புட்டு இந்த மாதிரி. அ அதுக்கப்புறம் வந்து அ
புட்டுகளே நெறைய வகைகள்லாம் இருக்கு இல்லையா? கேழ்வரகு புட்டு, கம்பு மாவு புட்டு.
ஆமா. சிவப்பு சிவப்பு அரிசியில புட்டு இருக்கும் பார்த்தீங்களா?
ஆமா.
அந்த இது பண்ணிக் கொடுப்பேன். அது நல்லாயிருக்கும்! அது பண்ணுவேன். அதுக்கப்புறமேட்டு இந்த திணை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பாருங்க, இந்த குதிரைவாலி அரிசி.

மிளகு தூள் கூட சேர்த்துக்க சொல்றாங்க. ஆனா மிளகாயும் சேர்த்துக்க கூடாதாம்மா, அவங்க இதுல. ஏன்னா வந்து அது ஆல்ரெடி வந்து அங்க அது புண்ணாதானே இருக்கு அந்த உணவு குழாய் இந்த இது. நம்ம இன்னும் ந ந மிளகாய்த்தூள் அள்ளி கொட்டுனோம்னா இன்னும் திகுதிகுன்னு எரிஞ்சு அது வந்து ஆறாதாம்மா. அதனால வந்து ஒ நீ வந்து எனக்கு காரமே வேணாம். உப்பும் அந்த அளவுக்கு கூட வேணாம். இருக்குறத அப்படியே கூட நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து <chuckles> சொல்றாரு. அவரோட இது அவரோட கஷ்டம். அதனால அப்படி பேசுவாங்கன்னு நானும் உட்டுட்டேன்.
ஆமா. புரி அ அவங்க அவங்க பட்டாதானே அந்த ஒரு வலியும் வேதனையும் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மனுஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு போல இருக்குங்க. அதனாலதான் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட உணவை எடுத்துக்கிறார்.
ஆமா. <laughs> <laughs> ஆமாங்க. நான்லாம் இந்த கல்யாணம் ஆயி அ கல்யாணம் ஆயி கண்டிப்பா அந்த Gelusilல்லாம் இருக்கு பாருங்க பாட்டில் பாட்டிலா குடிச்சிட்டு இருந்தாரு, நான் திருமணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம். இது என்னடா புதுசா இருக்கு பெரியவங்க சாப்பிடுறதெல்லாம் இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்ததுனால இவங்களுக்கும் அப்படி இருக்குதுன்னு என்னமோ சொல்றாங்க. இப்ப வந்து அந்த உணவெல்லாம் எடுக்க, இப்ப ஒரு நாள் வந்து இது பேன்கேக்குங்க, இந்த நம்ம இவங்களுக்கு வந்து இந்த கோதுமை மாவு வந்து பயன்படுத்தக் கூடாதாம்மா. அதுக்கு பதிலா சோளம் மாவுன்னு இருக்கு பாத்தீங்களா சோளம் இந்த கான்ஃப்ளார் கிடையாது சோளம்.
ஓ. ம். ஆமா. அந்த வெள்ளை சோளம்ன்னு சொல்லிட்டு, அவங்க ஜோரார் அப்படிங்கிறாங்க.
ஆ. ஆ ஜோவர் ரொட்டி. ஜோவார். அ அந்த அ ஆமாங்க அது
ஆமாம். ஜோவர் ரொட்டி ஆமாங்க நானும் கேள்விப்பட்டேன், அது தண்ணியிலயே சுடுவாங்களாம் எண்ணெயே ஊத்த மாட்டாங்களாம்.